அவளுக்கு அது ஒரு 2 வயசு கொழந்த தான. அப்ப நான் தூக்கிட்டு போகும்போது, அவளுக்கு தெரியும். என் கூடயே வந்து என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெல் அடிச்சுகிட்டே வருவா. நான் சாமி கும்பிடும்போது, தீபார்தனை காட்டும்போதெல்லாம் பெல் அடிப்பேன். அதனால என்ன பண்ணிட்டு வருவானா, பெல் அடிச்சுகிட்டே வருவா, போவா. ஆனா யார் வீட்லயுமே பெல்லு வந்து, எங்க தெரியுமா அந்த அந்த ஊர்லல்லாம் பெல்லு எங்க தெரியுமா கேக்குது? கோவில்ல மட்டுந்தான் கேக்குது. வீட்ல பெல்லு வச்சிருக்காங்க. அது ஒ ஒரு வாட்டி "டிங்" அப்படின்னு சொன்னோன்னே திருப்பி வச்சிர்றாங்க, அவ்வளோதான். நம்பெல்லாம் அப்படி கிடையாது. நம்ப வந்து
ம். ஓ! சரிங்க. ஓ! வீட்டுங்கள்ல க ஆ? ஆ. நம்மெல்லாம் சாமி கும்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அடிச்சுகிட்டே இருக்கணும். அப்ப தான் நமக்கு நல்லாருக்கும். சாமி கண்டிப்பாங்க.
அடிச்சிக்கிட்டே இருப்பா. த அதாச்சும் சாமி கும்பிட்ட ஒரு ஃபீலே நமக்கு இருக்கும். ஆனா அவுங்க வந்து, இந்த அ அந்த அ நெய்வேத்தியம் பண்ணி முடிப்பாங்கல்லையா? அதாச்சும் தண்ணியெல்லாம் மாத்தி வைப்பாங்க, இல்லையா? அப்போ வந்து என்ன பண்றாங்க, அவங்க கையில இருக்க பெல்ல எடுத்து "டொய்ங்" முடிஞ்சிருச்சு, அவ்வளதான். சாமிகிட்ட நான் பெல்லு வச்சிருக்கேன்னு சொல்லி காட்டுன மாரி இருந்துச்சு. இது
ஆ. ஆமாங்க. <laughs> அவ்வளதான். பெல் இருக்கு பாத்துக்கோங்க. அதாவது அ
"பார்த்துக்கோங்க" அப்படிங்கிற மாரி காட்னுச்சி. நம்பள
<chuckles>
நம்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, பெல் அடிச்சிக்கிட்டே இருப்போம். எப்போ, ஊதுபத்தி காமிச்சதுலேருந்து சூடம் காட்டி, அதுக்கப்புறமேல சாம்பிராணி காட்டி, எல்லா வேலையும் முடிக்கிற முடியம், நம்ம என்ன பண்ணிட்டோம், பெல்லு என் பிள்ளை வ என் பிள்ளை வந்து அடிச்சுக்கிட்டே வருவா, என் பின்னாடி. அது "ஃபயர் இன்ஜின் வருது, வழி விடுங்கோ" அப்படிங்கிற மாதிரி அடிச்சிக்கிட்டே வருவா. "சரி" அப்படின்னு சொல்லிட்டு.
கண்டிப்பாங்க. ஆ. நிச்சயமாங்க. <laughs> ரொம்ப அழகா சொன்னீங்கங்க. எங்க வீட்ல கூட அப்படித்தான். ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால, டைம் அந்த டைம் 6 மணி ஆனா டிங், டிங், டிங்ன்னு ஒவ்வொரு வீடா காட்ட அது ஒரு தனி ஒரு இது தான், சந்தோஷம் தான், இல்லைங்களா? அதாவது, நீங்க வந்து, அ இந்த உங்க இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருக்கீங்க. அங்க போனப்ப சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கோலப்பொடி கூட கெடைக்காம நீங்க அவதிப்பட்டது. அதுக்கப்புறம் மனச தேத்திட்டு, நம்பளோட பாரம்பரிய வகையில வந்து நீங்க வந்து அதுக்கப்புறம் எப்படி அந்த கோலத்தை போட்டது. அங்க போயும் நம்ம கலாச்சாரத்த வந்து நீங்க காப்பாத்தியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து, அந்த ஊரைப் பத்தில்லாம் சொன்னீங்க. உங்க கூட பேசினது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க, தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க.
ஆமாங்க.

ஆமா, நம்மளோட நம்ம என்ன பண்ணிக்கலானா எப்டி இருந்தாலும் நம்பருங்கிறது இங்கிலீஷில சொல்லிருவாங்க இல்லையா? அப்படிங்கிறதை வந்து அதை வச்சு நம்ம எப்படியாது சமாளிச்சு வாங்கிட்டு வந்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என்ன பண்ணிட்டுருப்பேன்னா, சூப்பர் மார்க்கெட்டில தான் போய் வாங்கிட்டுருப்பேன். ஆனா வந்து கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும். என்ன காரணம்? சூப்பர் மார்க்கெட்டில தெரியுமே அதுக்கான வந்து லைட்டிங்கு, ஏசி, வீணா போகாம இருக்கிறதுக்கு. அதனால ஏகப்பட்ட இது செய்றதுனால அதை எல்லாத்துக்கும் சேர்த்து தான் காசு வச்சு வைப்பாங்க. ஆனா நமக்கு வந்து வேற வழி கெடையாது இல்லையா? வாங்கி தான் ஆகும்.
அ. ஆமா. சரிங்க. ம். ஆமா. கண்டிப்பாங்க. ஏன்னா, நம்ம வந்துட்டு நமக்கு மொழி வேற தெரியாது அப்படிங்கும்போது வெளியில வந்து வாங்க கொஞ்சம் செரமம் தான். இதே சூப்பர் மார்க்கெட் போனா கொஞ்சம் ஈசியா நம்ம வாங்கிக்கலாம். அந்த காரணத்துக்காக நீங்க போய் வாங்கியிருப்பீங்க இல்லையா?
ஆமாங்க. அங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த கோலமாவு கூட கெடைக்காதுங்க.
ம். அய்யயோ. <snorts>
கோலம்லாமே போடவே மாட்றாங்க எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கிறாங்க. "ஐயயோ நம்ம கோலமாவுக்காச்சும் ஏதாச்சும் அடுப்பு வைக்கும்போது நம்ம ஒரு கோலம் போட்டுதானே நம்ம அடுப்பு வச்சு பொங்கல்லாம் வைக்க போறது நம்மளோட பழக்கம் "கேஸ் ஸ்டவ்ல செஞ்சா கூட அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு மேல ஒரு, ஒரு ரெண்டு கோடு போட்டா தான் நமக்கு ஒரு திருப்தி அடையும்.
ஆ. ஆமா. ஆமாங்க.
அப்டி, அப்டி இருக்கும்போது அங்கே பார்த்தா" கோலமாவா? அப்டீனா என்ன"ன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச மொழி வரை வேற அவங்களுக்கு கோலமாவுங்குறது எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதே ஒரு வேலையா இருந்துச்சு. "ஐயயோ" உடனே என்ன பண்ணுறாங்க சாக் பீஸ்
அச்சோ! <chuckles> புரியுது, புரியுதுங்க. கண்டிப்பாங்க. இப்போ வேற ஏதாவது ஒரு பொருள்னா கூட ம் இப்போ வேற ஏதாவது ஒரு பொருள்னா கூட நம்ம ஏதாவது ஸ்டோர்ல போயிட்டு இல்ல பெரிய பெரிய மால். இந்த மாதிரிலாம் போய் கூட வாங்கலாம். கோல மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடையில தான் இருக்கும். அப்போ நம்ம கண்டிப்பா வந்து அத நம்ம சொல்லவும் முடியாது ரொம்ப செரமம் தான் இல்லையா?